இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பை வந்து நெறைய விதமா வெளிக்காட்டலாம், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது, ரொம்பவே முக்கியமானது அப்படீன்னு பார்த்தீங்கன்னா சமையல். ஏன்னா, எல்லாருமே வந்து வயிறு நெறைஞ்சு, மனசு நெறையிற ஒரு தருணம் வந்து சாப்பிடும்போது தான். அப்படி இருக்கும்போது சமைக்கும்போது, அந்த சமையல் மூலியமா, நீங்க அன்பை வந்து அ வெளிக்காட்டியிருக்கீங்களா?
ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நமக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா? என்னது? "ஒரு வீட்ல போய் நம்ம சமைக்கிறத மாத்திரம் பண்ணிட்டோம்ன்னா, அந்த வீடே நம்ம கைக்குள்ள." அப்படீங்கிற மாதிரி. அது நெஜமா கொஞ்சம் உண்மைதான். ஏன்னா, அம்மாவுக்கு ஒரு வாசனை, ஒரு ருசி இருக்கும். அவங்களோட ரு உணவு ப தயாரிக்கும்போது, நமக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அம்மானாலே நமக்கு என்ன பிடிக்கும்? "நல்ல சாப்பாடு செஞ்சு தருவாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தருவாங்க. நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்க." அப்படிதான் இருக்கும் இல்லையா? அது நெஜமாவே உண்மைதான் நெனைக்கிறேன். உணவு மூலியமா நெஜமாவே அன்பை வந்து காட்டுறது. எதுவுமே செய்யலன்னா, நம்ம அம்மால்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க?
ஆமாங்க. கண்டிப்பா. அ சமை ஆமாங்க. ஆமாங்க. ம் கரெக்டுதாங்க. இப்போ நீங்க சமையல் வந்து, அது எப்படி இருக்கும் அன்பு காட்டுறது? எத வந்து நீங்க முக்கியமா நெனைப்பீங்க?
முக்கியம்னா, இப்போ எனக்கு 1 பிடிக்கும், என் தம்பிக்கு 1 பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு 1 பிடிக்கும். எங்க அம்மா நினைச்சிருந்தா, 1 மட்டுமே செஞ்சு வச்சுறலாம். ஒரு சில நாட்கள்லாம் "இது உனக்கு பிடிக்கும்ல, அதனால இந்த இட்லிக்கு இந்த கலர் சட்னி வச்சேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. புதினா சட்னி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரங்கள்ல "இது அப்பாவுக்கு பிடிச்சதுனால இன்னைக்கு வச்சிருக்கேன். உனக்கு இதுக்கு உனக்கு உனக்காக நான் இது பண்ணியிருக்கேன்." அப்படிம்பாங்க. "சாம்பார் உனக்கு பிடிக்குமா? பொங்கலுக்கு." அப்படிம்பாங்க. அது 1 2 நம்ம சொல்லும்போது, அப்ப தான் நம்மள பத்தி யோசிக்கிறாங்க. நமக்கு பிடிச்சது செஞ்சு தராங்கல்ல! அதான் ஆ.
<laughs> செரிங்க. செரிங்க. ஓ! அப்போ உங்களுக்கு பார்த்து, பார்த்து கவனம் எடுத்து உங்க அம்மா வந்து சமைச்சி தராங்க இல்லைங்களா?
எல்லாருக்கும் கொடுக்குற சாப்பாடே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆ, இப்போ "நீ வந்து இந்த மாதிரி இருக்க. நான் உனக்கு இது செய்றேன்." நமக்கு சொல்லவே வேண்டாம். இந்த திருமணம் புதிதுல நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போணோம்னா இன்னும் அன்பு ஜாஸ்தியா இருக்கும்.
ஆமாங்க, கண்டிப்பா. <laughs> ஆமாங்க, கண்டிப்பா. இதுல ஏதாது 1 நினைவு இருக்காங்க. நீங்க யாருக்காவது சமைக்கும்போது அதுல ஏதாது உ உணர்ச்சிவசமான சம்பவம். "இல்ல வந்து எல்லாரும் நல்லா இருக்கு. இவ வந்து அன்ப இதன் மூலியமா காட்டுறா." அந்த மாதிரி ஏதாது அ சம்பவம் நடந்தது இருக்கா?
ஆமா, நான் நான் வந்து திருமணமாகி போன புதிதுல வந்து மாமனார், மாமியார் எல்லாருமே இருந்தாங்க வீட்டில. ஆனா அவங்க வந்து ஊருக்கு போக வேண்டியது இருந்துருது. அப்போ திடீர்னு ஒரு நமக்கு விருந்து யாராரு விருந்தாளி வருவாங்க இல்லையா, ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இவங்க ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி வராங்கம்மா. அவங்கள வந்து, அ அவுங்களுக்கு ஏதாது கொடுத்து வாங்கி வச்சுக்கோ." அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க.
செரிங்க. ஒ. செரிங்க. ஆமாங்க. செரிங்க.
அப்ப நமக்கு என்னன்னா, "எதாவது அத்தை செஞ்சு தருவாங்கல்ல. நாம எதாவது செஞ்சு தரலாமா?"
ஒ, அப்
ஏனா உறவினர் தான் இல்லையா? க மாமா தான் அவங்களுமே. அப்போ நம்ம வரும்போது நம்ம ஏதாவது செஞ்சு தரணும். நம்ம வீட்டு உறவினர் தான் தூரம்லாம் கூட கிடையாது. அப்போ "நம்மளால முடிஞ்சது என்ன? அத்த செய்யறதை பார்த்துருக்கோம்." எங்க அத்தை மாதிரி கேசரி எனக்கெல்லாம் செய்யவே வராது.
சரிங்க. செரிங்க. செரி. அவ்ளோ ருசியா இருக்குங்களா?
ஆமா, அது அப்டி அ எப்படி சொல்றது, ஸ்பூன்ல எடுத்தோனே, ஸ்பூன்லேயே இப்படி போட்ட உடனே உடனே கீழே விழுந்துரும். அந்த அ அதில, இல்ல வாயில போட்டனா அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நானும் செஞ்சு செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்குமே அது பெருசா வந்த மாதிரி எனக்கு தெரியல.
ஓ! அந்த மாதிரியே இருக்குங்களா. செரிங்க. இப்போ அ அந்த மாதுரி இப்போ உங்க மாமா வந்து, அந்த அன்னிக்கு நீங்க சமைச்சீங்களா இல்ல என்ன ஆச்சு? <laughs>
ஆ, சமச்சேன். சமச்சேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்ற மாரி. ஏனா, செய்வாங்க யாராவது வந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்வீட்ட டக்குன்னு செய்வாங்க. ஆ ஏதாது ஒண்ணு செய்ய, யாராவது கடையில வாங்கி வச்சிட்டெல்லாம் குடுக்கவே மாட்டாங்க எங்கத்த.
ஆமாங்க. இனிப்பு மூலியமா தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செரிங்க.
அவசரமா செய்வாங்க. மேக்ஸிமம் செய்றது என்னன்னா, ஒரு காஃபிய போட்டு ஒரு கே கேசரி, இல்லனா அந்த சேமியால ஒரு இது செய்வாங்கள்ல பாயாசம். ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட் தான் செய்வாங்க. வித்தியாச வித்திமாச செய் கேரட்ல அல்வா, அந்த மாரி கொஞ்ச நேரத்தில இப்படி போய்ட்டு உடனே கெ க கெளறி எடுத்துட்டு வந்துருவாங்க.
ஆமாங்க. அப்ப இப்ப வரைக்கும் உங்க மாமியார் வீட்ல நீங்க சமைக்கிறது இல்ல, மாமியார் தான் இப்போ சமைக்கிறாங்க.
இல்லல்லல்ல. நான் போன புதிதில அது முயற்சி பண்ணி பார்த்துருக்கே நானு. உடனே எப்படி செய்றாங்க. நம்ம அதுக்கு ஒரு நமக்கு ஒரு தயாராகணும் இல்லயா? நமக்கு அது வரல. அ நான் மொதல்ல அவங்களுக்கு பண்ணும்போது, அவ்வளோவா வந்து அவுங்க வக்கிற மாரி இல்ல, கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்த மாரி இருந்தது. எனக்கு, வைக்கலாமா? வேணாமா? நம்ம செய்யலாமா? அப்ப அவுங்க சொன்னாங்க. எனக்காக தனமா நீ செஞ்சிருக்க, இவ்வளோ அன்போட செய்யிற அது எப்படி இருந்தா என்ன? அன்பு போதும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இந்த வார்த்தை எனக்கு அது அதான் ஞாபகப்படுத்துது.
ஆமாங்க. <laughs> செரிங்க. இப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அவங்க சமையல் முறை வேற மாதிரி இருக்கும். இல்லைங்களா? இப்போ நமக்கு எதுமே தெரியல அப்படிங்கும்போது, இப்ப நம்ம அலைபேசியில பார்த்துக்கிட்டு தான் அது எல்லாமே நம்ம கத்துக்கிறோம். அப்படி ஏதாவது வந்து நீங்க செஞ்சதும், அ பெரியவர்கள் செஞ்சதுக்கும் எதாவது அன்பு மூலியமா, "பரவாயில்லையே, இது புதுசா இருக்கு. ம் இத நான் வந்து, இன்னொரு வாட்டி செஞ்சு குடு" அந்த மாரிலா கேட்ட அனுபவம் இருக்குங்களா?
ஆ. ஆமா. ஆமாம்மா. இந்த அ சப்பாத்திக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வப்பாங்க. நானா வந்து அந்த வெங்கடேஷ் பட்டோட, ஆ இத யூடியூப் சேனல பார்த்தா நான்லாம் வந்து செய்வேன். அத அவரு எப்
அது. அது ரொம்பவே வந்து, எல்லாரிடத்திலுமே வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க நிஜமாவே.
ஆ அது வந்து எனக்கு, எங்க வீட்ல எல்லாருக்குமே சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். அ எ எல்லாருக்கும் செய்ய முடியாது. எல்லாரும் இருந்தா எல்லாரும் சேர்ந்து செய்ற வழக்கம். ஏனா நம்மலா செய்வோல, அ அது வந்து பெரிய வேலை அப்படிங்கிற மாரி. ஆனா, எங்க குடும்பத்தில எல்லாரும் ஒண்ணா இருந்தா அது செஞ்சு நான் குடுக்குறதுக்கு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தேய்ச்சி, தேய்ச்சி எடுத்து கல்ல போடும்போது 2 3 கல்லுல, எங்க வீட்ல 4 ஸ்டவ்வு 4 இருக்கும் பர்னரு
செரிங்க. சரிங்க.
3 இதில வச்சு, இவுங்க தேய்க்க தேய்க்க, எடுத்து எடுத்து போட்டு எல்லாருக்கும் குடுக்குறது உண்டு. அப்புறம் இவுங்க கூட, டோஸ்டர்லாம் கூட போடுவாங்க. அதில போட்டு குடுப்பாங்க. உடனே இப்படி அமுத்துனோம்னா, அழகாக உப்பி வரும், அதை எனக்கு செஞ்சு தரும்போது மொதல்ல நான் ப பண்ண உடனே, எனக்கு அவுங்க தான் செஞ்சு தருவாங்க. எனக்கு சப்பாத்தி குடுத்து, "நீ முதல்ல சாப்பிடு. எப்படி இருக்குன்னு பாரு!" அப்படிம்பாங்க. "நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க எவ்வளோ
அம் யார் செஞ்சு தருவா உங்களுக்கு?
என் மாமியார் செஞ்சு தருவாங்க. நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுடுவேன். இப்ப எல்லாருக்கும் குடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல! "நம்ம செஞ்சது எப்படி இருக்குன்னு பாக்கட்டும். அ டேஸ்ட் பண்ணி சொல்லணும். எல்லோருடைய ஃபேஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கணும்!" மொத தடவை செய்யும்போது இவுங்க தான் சொன்னாங்க, என் கணவர் தான். "இவங்க அழகாக செய்யுது. அ கொஞ்சம் ட டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. நல்லாதான் செய் செய்றா" அப்படின்னு. "நிஜமாவா! நீ செய்யுமா" அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் பன்னீர் பட்டர் மசாலான்னா என்னை என்னைய தான் கூப்பிடுவாங்க.
சரிங்க. ஓ! அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு 1 பரீட்சயமான 1 முகமாயிட்டீங்க. அந்த சமையல்னால, இல்லைங்களா?
ஆமா. அப்புறம் இன்னொண்ணு வந்து, பாயாசம் வந்து அவவுங்க ஒரு மாதிரி வப்பாங்க.
என்ன மாதிரிங்க?
நாமெல்லாம் இப்போ வந்து, நெறைய மில்க் மேய்டு, இதெல்லாம் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சு வேற அந்த பாயாசம் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா, "நல்லா டேஸ்ட்டா வருது. நீ வச்சா மாத்திரம் அது வருதும்மா." அப்பிடிம்பாங்க. நான் போனேன்னா, "இங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வாம்மா" அப்படிம்பாங்க. இல்லாட்டா, நான் அங்க போனேனா, "நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கிரீம் மில்க்லாம் வாங்கி வச்சுருக்கேன். செஞ்சு தரியா?" அப்படி கேட்பாங்க
ஆமாங்க. சரிங்க. <laughs> அ சரிங்க. இப்போ, நீங்க வந்து பன்னீர் மசாலா மசாலா. பன்னீர் பட்டர் மசாலாக்கும், அதுக்கப்புறம் இந்த என்ன சொன்னீங்க? பாயாசத்துக்கும் ரொம்ப வந்து அ எல்லாருக்கும் அந்த சுவை வந்து அன்பு மூலியமா காட்றீங்கன்னு சொல்றீங்க. இப்போ உங்க மாமியாரு வந்து எல்லாமே அன்றாட வாழ்க்கைல எல்லாமே சமைப்பாங்க, இல்லைங்களா? பொதுவா, "இது வந்து சமைச்சா வந்து, ரொம்பவே அருமையா இருக்கும்" அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப-திரும்ப உங்கள் மாமியார்கிட்ட கேட்ட உணவு ஏதாவது இருக்குங்களா?
ம். ஆமா. நான் வந்து, அவுங்க கிட்ட அவுங்க சமைச்சாலே டிஃபரண்ட்டா சமப்பாங்க. அவுங்க கிட்டருந்து நான் நெறய கத்துக்கிட்டேன்.
செரிங்க.
அதான் எனக்கு நடந்தது. ஆனா, என்னான்னா, நான் அவுங்ககிட்ட சொல்லுவேன். நீங்க ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா, அது வேற மாதிரிருக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரையாவே இருந்தாலும் அவுங்க அந்த கேரட் அதெல்லாம் வந்து, அப்படியே அப்படியே ட்ரையா பண்ணுவாங்க. நான்னா, கொஞ்சம் தண்ணீ ஊத்திட்டு சேரி கொஞ்சம் நேரம் போய் உக்காந்துக்கலாம், அப்படின்ற மாரி பண்ணுவேன். அவுங்க கிட்டேருந்து, நான் அதை கத்துக்கிட்டு, உங்களுக்கு செய்யம்போதே, என் கணவருக்கு செஞ்சு குடுக்கும்போது, "அப்படியே இருக்கு, எப்டிப்பா?" அப்படின்னா. "உங்களுக்காக தான், உங்க அம்மாவோட டேஸ்ட்ல, நானும் செய்யணுனு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் செஞ்சேன். நல்லா கத்துட்டு வந்தேன்" அப்படின்னேன். "நெஜமாவா?" அப்படின்னாங்க. நமக்கு ஒண்ணு இருக்கும்ல. நம்ம செஞ்சு குடுக்கும்போது, நெஜமாவே அது, பாசத்துல தான் வருது. அன்புல தான் வருது. இல்லையா?
செரிங்க. அப் கண்டிப்பா, நீங்க சொன்னது 100% உ உண்மங்க. இப்ப வந்து, எல்லாருமே வீட்ல இருக்கீங்க. விடுமுறை நாட்கள்ல, இருக்கம்போது சரிங்க. இப்ப உங்க கணவராகட்டும், இல்ல வந்து ம ம் மத்தவங்க வீட்ல யாராவது வேலைக்கு போறவங்களா இருக்கம்போது, அவுங்க வந்து, அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. நம்ம என்னதான் அன்பா, அக்கறையா அத செஞ்சு குடுத்தாலும், அ, "நேரமாயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அவசர அவசரமா சாப்பிடுவாங்க இல்லையா? அப்படி அவசர அவசரமா, சாப்படம்போதும், "நல்லாயிருக்கு" அப்படிங்கிற ஒரு வார்த்த சொல்லிற மாட்டாங்களான்னு சொல்லி, அ, பக்கத்திலேயே நின்னு நீங்களா இருக்கட்டும் இல்ல பொதுவாவே வந்து, பெண்கள் அதானே எதிர்ப்பாப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்து, உங்க கணவரெல்லாம், அவ்வளோ ம் நேரமாயும், தாமதமாயும், சொல்லிட்டு போன தருணம்லாம், இருக்குங்களா?
இல்லை. அந்த மாரி சொல்ல மாட்டாங்க. ஆனா, எ எ என் மாமனார், மாமியார்லாம் ஒடனே சொல்லிருவாங்க. "இதில எப்டி இருக்கு நல்லாயிருக்கு." அப்படின்னு. இவுங்க கொஞ்சம் ம அ யோசிச்சுதான் வந்து அ ஃபோன்ல மெசேஜ் பண்ணுவாங்க. "இது இப்டி இருந்தது. எப்டி செஞ்ச? அ நீ எங்க அம்மாகிட்ட கேட்டியா? இல்ல, நீ யூ YouTubeல பாத்து செஞ்சியா?"
சரிங்க. அப்படின்னு கேப்பாங்களா?
ஆ. ஆமாமா. "இந்த ரெசிபி யாரோடது? உன்னோடதா?"
அப்போ, உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? கோபம் வருமா, இல்ல வந்து அ சிரிப்பா இருக்குமா? இல்ல எந்த மாதிரி?
இல்லல்லல. அதெல்லாம் வராது. இல்ல இல்ல. நான் சொல்லுவேன். "இது மொத் முழுக்க முழுக்க என்னோடது தான். YouTubeல செய்றவங்க மாரி செஞ்சதான்னா? அதுவுமே கெடையாது. இதுக்கு என் பேர் தான் நான் வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு" அப்டின்ம்பேன்.
இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது. நமக்கு வந்து 1 ச சமையல் ஜாம்பவான் மாரி தோணும். இல்லைங்களா? நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அப்படிங்கிற ஒரு இது வரும் பாருங்க.
அப்படி இல்ல. அவங்களலாம் பெரிய ஜாம்பவானா இருக்கலாம். என் மாமியாரா இருக்கட்டும், வ் ஏன் நெறைய பேரு சமைக்கிறவங்கல்லாம் பாக்குறவங்களா இருக்கட்டும், ஆனா, அதே மாதிரி நம்ம செஞ்சாலுமே நான்லாம் அளவெடுத்து அளவெடுத்தலாம் செஞ்சு பாத்துருக்கேன். நம்ம அதை செஞ்சு கு டுக்கணும் என் கணவருக்கெலாம் வந்து பேக்கிங் அந்த கேக்கலாம் நான் செய்யணும்னு ரொம்ப ஆசை. அவுங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அதனால முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பாப்பேன், நானு. எந்த மாதிரிலாம் செய்யலான்னு, நெறைய வேடிங்லாம் போட்டு எப்படி பண்ணனும்? எப்படி பண்ணனும்ன்னு பாத்துகிட்டே, நெறய ரெசிப்பீஸ் நான் எது ட பாக்குறேன்னா, onlineல, கேக் எப்டி பண்ணுறது?
சரிங்க. சரிங்க.
"என்னன்னதுல்லலாம் கேக்கு பண்ணலாம்?" அப்படிங்கிற மாதிரி அதிகமா பாக்குறது. அன்ப வந்து எப்படியோ, அவுங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு குடுக்கும்போது தான் நமக்கு இருக்கு, இல்லையா.
சொல்லுங்க. அந்த தின்பண்டங்கள் நீங்க செஞ்சு தந்திருக்கீங்களா? அந்த கேக் விதவிதமா?
ஆ நெறைய நெறைய நான் ரா நெறையா தடவ செஞ்சு பாத்துருக்கேன் நான். நான் ப்ளம் கேக்லாம் எப்படி செய்யறதுன்னா இப்போ கத்துக்கிட்டேன். அது எப்படி செய்வேன்? ம்.
அப்படீங்களா? அது வந்து செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து அ ருசியும், அன்பும் அதில ஜாஸ்தி வந்துதா? இல்ல வந்து முதல் தடவை செய்யும்போது ஏன்னா
இல்ல. முதல் தடவை நான் இப்ப போய் நீங்க சொல்ற மாரி, எதிர்பாத்துகிட்டே இருந்தேன். என்னான்னு சொல்லுவாங்களோ? என்னான்னு சொல்லுவாங்களோன்னு. அவுங்க, "நல்லாருக்குப்பா. சூப்பரா இருக்கு" அப்டின்னாங்க. அ நான் சாப்பிட்டு பாக்கும்போது, "நெஜமாவே நீ உங்களுக்கு சூப்பரா இருக்கா? எனக்கு அவ்வளவா அது, அ ஒண்ணும் சரியா இருக்க மாரி இல்லியே" அப்டிம்பேன். "இல்ல. நீ வந்து முயற்சி பண்றல்ல! எனக்காக தானே பண்ணுற? இது உனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது எனக்கு எவ்ளோ பிடிக்குங்கிறதுக்காக, நீ யோசிச்சு செய்றேங்கிறது, எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அதனால இது உடனே வராதுல்ல! நானே செஞ்சாலும் வராது. எனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக வந்துருமா என்ன?" அப்பிடீம்பாங்க.
சரிங்க. <laughs> சரிங்க. அ, சரிங்க. இப்போ, பண்டிகை காலங்களலாம், வீட்ல நெறைய வந்து, தின்பண்டங்களா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும் செய்வாங்க, இல்லைங்களா. அந்த மாதிரி, அ தின்பண்டங்கள் வந்து ஏதாவது செஞ்சு, இது ரொம்பவே அ அருமையா இருக்குன்னு சொல்லி, குடும்பமே உங்ள பாராட்டினது உண்டா? இல்ல, நீங்க உங்க மாமியார வந்து எல்லார் முன்னாடியும், "ரொம்ப இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அன்பா நீங்க வந்து, செஞ்சு குடுத்துருக்கீங்க." அந்த மாதிரி, நீங்க சொல்லிருக்கீங்களா? இல்ல, உங்கள சொல்லிருக்காங்களா?
ஆமாங். எனக் அ எனக்கு வந்து என்னன்னா, அந்த தீபாவளிபோது நோம்பு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு அதிர்சம் செய்வாங்க, பண்டிகைக்கு. பண்டிகைதா இல்லையா, தீபாவளிம்போது. அதுக்கு அதிர்சம் செய்வாங்க. எப்பயுமே அவுங்க தான், செய்ற வழக்கம் உண்டு. ஆனா, ஒரு ஒரு சில நாட்கள், நமக்கு உடம்பு முடியாம இருக்கும். "நம்ம செய்யணும்." அப்படிங்கிற மாதிரி, 1 தடவ நான் செய்ய வேண்டியதா இருந்தது.
ஆமாங்க. செரிங்க. அந்த சூழ்நிலை வந்துருச்சு, இல்லைங்களா, செரிங்க.
ஆமா, ஆமா. இல்ல, அவுங்க நான் செய்றேன்மான்னாங்க. "இல்ல நீங்க, அ இருந்து பாத்துக்கோங்க. இது நானும் செய்ய கத்துக்கிறேன். நீங்க எப்படின்னு, எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன இது எண்ணெயில போட்டு, நான் எடுக்க போறேன்," அவ்ளோ தானே! எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது, அது செய்யம்போது. "சரியா வருமா? நம்ம வந்து சாமிக்கு வைக்கணுமே." ஏன்னா நமக்கு ப இது பண்ணி நோம்புக்காக செய்றது இல்லையா. அப்ப வந்து, நல்லா வந்திருந்தது. ''அ அது வந்து நான் செஞ்ச மாரியே இருக்கு, மருமக செஞ்சதுன்னு'' எல்லார்கிட்டயும் வந்து கொடுத்தமிச்சாங்க, வந்தவங்க கிட்டலாம். நான் தான் மாவரை நான் பண்ணேன். ஆனா, அது பக்குவமா போட்டு எடுத்தா மட்டுந்தான் அது வந்து நல்லாருக்கும். அவ அழகா செஞ்சுட்டா. நான் இது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அப்டின்னு சொல்லம்போது, எனக்கே வந்து, "நாமள செஞ்சோம், அது?"
ஆமாங்க. அப்பிடிங்களா? சரிங்க, இப்போ பெரியவங்க அப்டி பண்றாங்க, ஓகே! இப்போ வந்து, குழந்தைகளுக்கு தான் நம்ம சமையல் முறையில ரொம்பவே ஆர்வமும் சரி, அக்கறையும் சரி, அன்பும் சரி நம்ம வந்து, குழந்தைகளுக்கு தான் இன்னுமே வந்து, அதிக அக்கறையோட, அதிக அன்போட பாத்து பாத்து செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு, நீங்க வந்து என்ன அ உணவு முறையை பின்பற்றுறீங்க?
அப்டிங்கிற மாதி சொல்லவே வேண்டாம். ஆமா. ஆமா. என் பிள்ளைக்கு என்ன புடிக்கும்ன்னா? நமக்கு மென்னு சாப்புட்டு அப்டின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால, என்னாலாம் முடியுமோ? அதெல்லாம் வந்து நம்ம தோசையா போட்டு, டக்குனு கொடுத்துட்டோம்னா, காய்கறியா இருக்கட்டும், நெறைய பழங்களா இருக்கட்டும், எப்படியோ 1. 1 ஸ்மூத்தியா செஞ்சு குடுத்துடுர்றது. பழங்களா இருந்தா. இல்லைன்னா காய்கறில்லாம் போட்டு என்னலாம் பண்ண முடியுமோங்க? இப்ப நான்லாம் சப்பாத்தில, என்னாலாம் காய்கறி போடுறேன்னு என் பையனுக்கு தெரியவே தெரியாது. அது ஆ ஆமா அ ஆமா. அவனுக்கு சப்பாத்தினா பிடிக்கும். அதில என்னலாம் போட முடியும்? ஹெல்த்தியா என்னலாம் குடுக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி. அவன்
சரி. ஆனா, சாப்புட்டுருவாரு! ம் சரிங்க. இப்போ, அ சில டைம் அவர் சாப்ட்டுர்றாரு. சில டைம் வந்து, "இல்லம்மா இது வேண்டாம்" அப்டீன்னா, அந்த உணவு முறைய வந்து, நீங்க அவுங்களுக்கு ஊட்டுற விதம் அன்பு வந்து எப்பிடி இருக்கும்? என்ன சொல்லி அவுங்களுக்கு ஊட்டுவீங்க?
"இல்ல. அம்மா உனக்காக செஞ்சேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பரவால்ல, நீ வச்சுடு." அப்டின்னு நான் சொல்லுவேன். "உனக்கு பிடிக்கலையா? நான் வேற வேணா, இத போட்டு செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா?" `இல்ல, பரவால்ல குடுங்கம்மா. நீங்க குடுங்க. நான் சாப்ட்டர்றேன். ஆனா, நானா சாப்ட மாட்டேன்.'
ஓ! அந்த மாதிரி சொல்லுவாரா? <laughs>
ஆ. `நீ உட்காந்து குடுக்குறியா? நான் சாப்ட்டுர்றேன். நீ எனக்கு ஊட்டி விட்றியா?' அப்படிம்பான். "இல்ல, நீயே சாப்புடு. நான் இன்னும் செய்யணுமே" அப்பிடீம்பேன். `ம். அப்பனா, நீனு எனக்கு தோசையே போட்டு குடுத்துரு.'
அ பரவால்லையே. <laughs> ஓ! <laughs> நல்லா அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து நிறையா பேர் வந்து, மாமியாருக்கும், மருமகளுக்கும் வந்து, "என்ன மாதிரி அவ எப்படி சமைப்பா? என்ன அளவுக்கெல்லாம் அவ வரமாட்டா?" அப்டின்னு சொல்ற காலகட்டத்தில தான் நம்ம இருக்கோம். அப்டி பார்க்கும்போது, உங்க மாமியார் வந்து ரொம்ப அழகா உங்கள அ உங்கள அன்பு காட்டுற விதமா இருக்கட்டும், நீங்க சொன்ன விதமா இருக்கட்டும், அந்த அக்கறை எல்லாமே வந்து புதிதா இருந்தது. பரவால்லையே! இந்த மாதிரியும் மாமியார், மருமகள் இருக்காங்களாங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, பெரியவங்களுக்கு மட்டும், நீங்க கவனம் செலுத்தாம, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவ வந்து, எப்படி அன்பு மூலியமா கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப பொறுமையா, ரொம்ப அழகா உங்க அனுபவத்தில சொன்னீங்க. உங்க கிட்ட பேசினது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாங்க. நன்றிங்க.
ஆமா. நானும், என்னுடைய அனுபவங்கள்லாம் உங்ககிட்ட சொன்னேன். "சமையல் எப்படி பண்றீங்க? எப்படி செஞ்சு தர்றீங்க? "அப்டின்னு நீங்க மேலும், மேலும் கேள்விகள் எழுப்பினதுனால, நானும் நிறைய சொல்ல முடிஞ்சது. மிக்க நன்றி.